நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அது வந்து நல்லதாவும் இருக்கும். கெட்டதாவும் இருக்கும். அதை வந்து நம்ம இஷ்டப்பட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் வே நிறையாவே இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது ரொம்ப ஆர்வமா, எனக்கு இது பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி, நீங்க என்னன்னனா ஆர்வமணி ஆர்வப்பணி மாதிரி பண்ணுவீங்க? அதை பத்தி என்னோடு பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஆழ ஆழத்தொட்ட ஒரு கேள்விங்க இது. இத நான் யார்கிட்டயாவது பேசணும்னு ரொம்ப நாளாவே ஏங்கிட்டிருந்த ஒரு கேள்விதான் இது. எனக்கு ஒரு 3 4 விஷயங்கள்ல வந்து ஆர்வங்கள் ஜாஸ்தி 1 வந்து என்னோட பணி, அதாவது என்னோட அலுவல் வேலை.
ஓ! ம். சரி.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமையல். அதுக்கு அடுத்தது என்னோட பொழுதுபோக்கு. என்னோட பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ அ மொழி வாரியான பொழுதுபோக்குகள் ஜாஸ்தி. அதாவது தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறதனால, அத கத்துக்கறதுக்காக நான் பண்ணுற ஒரு சில முயற்சிகள் வந்து ஜாஸ்தி. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டுக்கள், அந்த இது அ அரசியலைப் பத்தி தெரிஞ்சுக்கறது, தெரிஞ்சுகறது காட்டுவேன்.
ஓ! பரவால்ல. சரி. ஓ, அந்த பொதுவா. ம்.
எந்த ஒரு புது விஷயத்தையும், ஆமா.
பொதுவான விஷயங்களா ம் சரிங்க. இப்ப ய அத பத்தி ஏதாவது ஒரு உதாரணத்தோட, ஏதாவது ஒண்ணு பகிந்துக்க முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஆரோ ஆ.
கண்டிப்பாங்க. மொதல்ல நான் வந்து இதிலேருந்து ஆரம்பிக்கிறேங்க. என்னோட பணியிலிருந்து ஆரம்பிக்கிறேன்.
ஆ சொல்லுங்க.
நான் வந்து மொத மொதல்ல பள்ளி முடிச்சுட்டு பள்ளியில வந்து ப 12வது படிக்கும்போது வந்து கனி கனி கணினி அறிவியல் தான் எடுத்தது நானு.
அ நல்லது.
கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் எடுத்தேன் குரூப்பு. ஆனா அது மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து பயோலஜி மேல தான் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி.
சரி. அப்புறம் ஏன் இத எடுத்தீங்க? வீட்டில எதுவும் சொன்னாங்களா? அது
கொழுப்பு கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்லியா!
<laughs> அ.
எல்லோரும் பயோலஜி போறாங்க. நான் போமாட்டேன். அந்த மாரி ஒரு கொழுப்பு.
ஓ! சரி சரி. ஆனா வ அந்த அதுக்கு ஏத்தாப்புல நீங்க மார்க் வச்சிருந்தீங்க மதிப்பெண்கள் வச்சிருந்தீங்க.
ஆமா. க அதாவது ஒ கொஞ்சம் பிரச்சனையினால வந்து, எனக்கு 1 மார்க் வந்து இந்த பிராக்டிகல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா!
ஆமாங்க.
அந்த 12வது அந்த பிராக்டிகல் எக்ஸா செயல்முறை தேர்வில வந்து 1 மார்க்கு கம்மி பண்ணதுனால 199 எடுத்தேன் 200- க்கு. 200- க்கு 200 எடுக்க வேண்டியவன அது அவரு ஆனா, அந்த வாத்தியார் வந்து அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. "நீ எடுப்பன்னு எனக்கு தெரியாதுறா" அப்படின்னு.
ஐயோ! பரவால்லையே <chuckles> அச்சச்சோ! ஆ. ரொம்ப கஷ்டமா இருந்துருக்குமே உங்களுக்கு?
அதுல வந்து பள்ளியோட வ அந் அந்த ஆமா அந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ் ல 1 மாணவனா வரது வந்து வ வந்து தள்ளி போச்சு.
ஓஹ்! ஆமா, ஆர்வம் இல்லாதனால.
ஆர்வம் இல்லாததுனாலல்லங்க. 200 மார்க் தான். 150 மார்க் தியரில எடுத்துட்டேன்.
ம். ஆ. ஒஹ்! சரி, சரி ஆ. <chuckles>
ஆனா வந்து அந்த 50 மார்க்க்கு பதிலா 49 மார்க் எங்க ஏங்க எனக்கும் அந்த ஆசிரியருக்கும் கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு. அந்த செயல்முறை அந்த தேர்வும் போது.
ஆ, புரியிது. அதுல கைய வச்சுட்டாங்க. ம்.
அதனால அவரு 1 மார்க் அவங்க கைலதான மார்க்.
ஆமாங்க. <chuckles>
அதில எனக்கு கை வச்சுட்டாரு. <laughs> ஆனா படிச்சது வந்து அதுக்கு அப்புறம் வந்து நானு இ இதுவும் கெடைச்சது. பொறியியலும் கெடைச்சது ஆனாலும் அந்த கு அதான் சொன்னேனே. அது முதல்ல இருந்தே கொழுப்புன்ற ஒரு விஷயங்கள், எல்லாரும் பண்றாங்க. நான் அத பண்ணமாட்டேன்.
<chuckles> அது ஏன் இப்டி அ வாழ்க்கையே திருப்பி போட்டுருமே! அந்த மாரி ஒரு தரவ தான் நீங்க அத தப்பு பண்ணீ
போட்டுக்குச்சு, போட்டுக்குச்சு. அது வேற விஷயம். <laughs> போட்டுக்குச்சு. ஆனா என்ன பண்றது? நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ, அது தானே ஓடிட்டு இருக்கும். <laughs> அது அது மாரி என்ன பண்னேன்னா நானும் வந்து, "நான் பொறியியல் போமாட்டேன்" அப்டின் சொல்லிட்டு நேரா ஆ க கணிதம் படிச்சேன்.
<laughs> ஆ. கண்டிப்பாங்க. ஓ! சரி, சரி ஆ.
ஆ. இந்த இயற்பியல் கணிதம் படிச்சேன். நல்ல ஒரு கல்லூரியில தான் படிச்சது.
ம்.
அது அப்படியே போச்சு.
கணிதம்னா முக்காவாசி பேருக்கு வராது. ஆனா உங்களுக்கு நல்லா வரும் போல இருக்கு! <chuckles>
இல்லைங்க. வருங்க. நான் ப் அ அதாவது அதாவது இப்ப எவ எவ்வளவு தான் இந்த குறும்புத்தனம், பொறுக்கித்தனம் எல்லாமே இருந்தா கூட
ஆ.
படிப்புல வந்து நாங்க இதுவா இருந்ததுனால தான், இந்த பள்ளியிலயே வந்து, எங்கள வந்து ரொம்ப அ இது பண்ணமாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்க எங்கள. ஏன்னா வு இந்த பள்ளிக்கு பேர் வாங்கித் தர மாணவர்கள்ன்றதனால வந்து, கொஞ்சம் அந்த அது அந்த ஒரு இது லீனியன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டு எங்க மேல. ஒரு கும்பல் அது ஒரு 20 பேர் இருந்தோம் நாங்க.
ஓ! சரி, சரி. ஆ. ஆமா, ஆமா. ம். பரவால்ல. <chuckles>
அந்த மாரி, ஆ அது அதுக்கு அப்புறம் வந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, மொ மொதல்ல வந்து இந்த இதில, விமானப்படையில சேரணும்னு ஆச! எங்க அண்ணவே 2வது அண்ணன் வந்து விமானப்படையில இருந்தாரு. அதனால வந்து அவரு "அதில வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்பறம் வந்து, இதில இந்த அ மார்க்கெட்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா.
நல்ல விஷயங்க. அதுக்கப்புறம்? ஓ! பரவால்லயே! <laughs> ஆமாமா.
அதில ஒரு ஆர்வம் இருந்தது. அதுல வந்து பெரிய அண்ணன் இருந்ததுனால அதிலயும் போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அச்சச்சோ! எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையா? <laughs> அப்போ என்னதான் பண்ணீங்க?
முட்டுக்கட்ட விழுந்தது. எல்லாம் விழுந்தது. ஏங்க! என்னோட இதெல்லாம் க கதை எல்லாம் கேட்டீங்கன்னா, வந்து நல்லா இருக்கும். <chuckles> அதுக் கப்பறம் என்னா பண்ணாருன்னா, எல்லாரும் அதாவது நான் அன்னைக்குல்லாம் வந்து நாம முடிவு எடுக்கறத விட வந்து வீட்ல இருக்கிறவங்க எ எடுக்கிற முடிவு தானே, நமக்கெல்லாம்!
<laughs> ஆமாமா. ஆமாங்க, சரியா சொன்னீங்க.
இப்பெல்லாந்தான், ப பசங்க எங்க கேக்குறாங்க! அது வேற விஷயம். என்ன வந்து "கணிப்பொறியில வந்து போடணும்" அப்டின்னு சொல்லி தூக்கின் போய்ட்டு, கோர்ஸ்ல சேத்து உட்டுட்டாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல.
உங்களுக் அவ்வள உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சா? ஆர்வம் இல்லையா?
இ இல்லங்க. என்ன உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கம்ப்யூட்டர்ல ஆர்வம் கெடையாது. ஆ ஆரம்ப காலங்கள்ல. நான் போய் சேரும் போதெல்லாம். ஆனா எங்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருந்தது. அப்பா சொல்லிக்கொடுத்த குணம் ஒண்ணு. அப்பா, அம்மா 2 பேருமே, செய்யற வேலைய உருப்படியா செய்யணும். அதாவது, ஒழுங்கா மன முழு மனதோட செய்யணுன்ற ஒரு அந்த ஒரு இது உண்டு.
ஆ. என்னங்க? எண்ணம், ம், ம்.
எப்போவுமே அந்த ஒ ஒ அந்த குணம் உண்டு எங்கிட்ட. அதுனால வந்து அத கெடைக்கறது க என்னது? புடிச்சது கெடைக்கலன்னா, கெடைக்கறது புடிச்சுக்கோ அப்டின்ற மாரி இருக்குன்லயா! அந்த அந்த ஒரு இது உண்டு எனக்கு. நான் அதுல வந்து கொஞ்சம் ஆழமா படிக்க ஆரம்பிச்சேன். அ எது பண்ணாலும், ஒழுங்கா செய்யணுன்றதனால.
ஆமா. <chuckles> ம். சரி.
ஏனோ தானோன்னு செய்யக்கூடாதில்லியா எதையும். எந்த ஒரு பலனும் இருக்காது. அதில போய்ட்டு க அந்த கணிப்பொறியில போய்ட்டு, போய்ட்டு, போய்ட்டு அது பண்ண போக, போக அதில இந்த ஆர்வங்கள் வந்து எனக்கு ரொம்ப, ரொம்பவே ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சுருச்சு.
கண்டிப்பா. ஓ! அத பத்தி தெரிய தெரிய உங்களுக்கு இன்னும் ஆர்வம் வந்துருச்சு. ஆ புரியுது. ம்.
தெரிய, தெரிய. இத்தனைக்கும் நான் வந்து கணிதம் தான் படிச்சேன். ஆனா, நான் ஓ வேல செஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து இதுல தொலைத்தொடர்புல டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல வொர்க் பண்ணேன்.
ம். ஓ! நல்ல விஷயங்க.
அதுல வொர்க் பண்றதுனால உன்னும் கத்துக்க வேண்டியது நெறைய இருந்தது. அ அப்போல்லாம் வந்து போட்டி யாருனு பார்த்தீங்கன்னா, அந்த "IIT" ல இருந்தோ இல்ல ஒரு நல்ல ஒரு, அப்போல்லாம் க கல்லூரிகள் கம்மி. பொறியியல் கல்லூரிகள் கம்மி. இப்போ இருக்கிற மாதிரி கிடையாதுனு வச்சுக்கோங்களேன் காலகட்டம்ல. ரொம்ப பிரைவேட் காலேஜ்னு பார்த்தீங்கனா, ரொம்ப கம்மியா தான் இருந்துது. அதே சமயத்தில அதிலயும் வந்து இந்த கவர்ன்மென்ட் கோட்டா அந்த இதெல்லாம் இருக்கு. அத மாரி இருக்கும். அந்த போட்டிகள் ர ரொம்ப வந்து கடுமையா தான் இருந்துது.
ம். ஆ. பெரிய கல்லூரி, ஆ. ம். சரி.
அந்த மாரி ந நிலையில, அந்த வர்றவங்க யாருனு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங்ல இருந்து வர்றவங்க இல்லனா ட்ரிப்பிள் இ அப்படினு சொல்ற விஷயங்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியர்ஸ் வருவாங்க. அவங்க கூட நான் போட்டி போடணும். அவங்க ஏற்கனவே அதுக்கு வந்து ப படிப்பறிவு இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. நமக்கு அது வந்து புதுசு.
ஆ. ஆமா, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க.
புரியிதுங்களா? ஸோ, அத கத்துக்கணுன்ற ஆர்வம் அவுங்களோடு போட்டி போடணுன்ற ஆர்வம் இருந்ததுங்க.
ம். அதான் அந்த இதில அவுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆ.
அந்த ஒரு ஆர்வத்த என்ன பன்னென்னா நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன்.
அப்புறம் என்ன பண்ணீங்க? ஓ! அத கத்து தர்றதுக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு இது வரணும். என்ன சொல்றது ஆர்வம் வரணுன் தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு வந்திருக்கு. ம்.
அதுக்கான த் யா ஒரு வு அ என்ன சொல்வாங்க, எனக்கு வந்து உந்துதலா என்னுடைய பாஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. ஊக்குவிப்பு குடுத்தாரு. சப்போர்ட்டும் குடுத்தாரு.
ஓ! பரவால்ல. ம்.
அவரு வந்து, "பண்ணு, பரவால்ல பார்த்துகலாம். அடிச்சு, அடிச்சு உத! நேரா போய் முட்டி சாவு" அப்பிடின்றமாரி.
<laughs> அதான் பட்டு தான் நம்ம கத்துக்க முடியும் அப்பிடின்ற மாதிரி.
ஆமா. அதில என்னனன்னா, ஒரு ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா, நான் எங்க நான் ஒரு இந்த புரோட்டோகால்ன்னு சொல்லுவாங்க. அந்த டெலிகம்யூனிகேஷன்ல. அந்த புரோட்டோகால் ஸ்டாக்கு அன்னக்கி தேதியில வந்து ஓ இப்பல்லாம் கிடைக்கிதுங்க, ஓப்பன் சோர்ஸ்சுன்ற கான்செப்ட்ல வந்து கிடைக்கிது. ஆனா, அங்கு அப்போல்லாம் கிடையாது. நான் சொந்தமா எழுதினேன். அதாவது அந்த அதுக்கான ஒரு இப்படி தான் இருக்க இவ எழுதி வச்சிருப்பாங்க. ஸ்பெசிபிகேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெசிபிகேஷன்லேந்து அத வந்து உயிர் கொடுத்து ஒரு உருவமா மாத்துனேன் நானு.
ஆமா. ம். சரி. கோடிங் மாதிரியா? ம். ஆ. ஓ! ரொம்ப பாராட்டுக்குரியதுங்க.
"Protocol" எழுதுனேன். ஒரு இத பண்னேன். அந்த ஆர்வம் தூண்ட, தூண்ட, தூண்ட தான். அது அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா. எப்டி அது எதுல வேணாலும் அ அந்த தொலைத்தொடர்புன்றது இல்லாம. இப்போ இருக்க அந்த நா நான் அதுக்கு அப்புறம் "Micro Finance" ன்ற ஒரு இதுல வொர்க் பண்ணேன். எல்லாத்திலுமே அது மாரி புதுசு புதுசா "Java" ன்னு இல்லாம, ".NET". இப்ப லேட்டஸ்ட்டா வர்றது இல்லாத. இது இப்போ, இப்போ இருக்குற அந்த அ இது கூட டெக்னாலஜி கூட படிச்சிட்ருக்கேன். இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்டின்னு சொல்றாங்க இல்லையா. அதுவும் இருக்கு. அதாவது இந்த ஆர்வம் வந்து எனக்கு அது ரொம்பவே வந்து எனக்கு வந்து இந்த பணி விஷயத்துல வந்து ரொம்ப, அ உதவியாவும் இருந்துது. எத பண்ணாலும் ஆர்வத்தோட பண்ணனுன்ற அந்த ஒரு அ உண்மையான குணம் வந்து அது ரொம்ப உதவியாவும் இருந்துது.
ஆமா. ம் எண்ணம். ம். ரொம்பவே சரியா சொன்னீங்கங்க. இப்ப வந்து நீங்க எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றிங்கல்ல. அந்த ஆர்வம் வந்து என்னைக்காவது ஒரு, ஏதாவது நீங்க கத்துக்க போற விஷயத்துல, ஏதாது எப்பயாவது ஒரு சில சில நேரங்கள்ல ஒரு மனநிலை சரியில்லாத நேரத்துல ஆர்வம் வந்து குறைஞ்சிருக்கா? அந்த மாரி எதுவும் நடந்துருக்கா உங்களுக்கு?
மனநிலை சரியில்லாத நேரங்கள்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அத தொடமாட்டேன்.
<chuckles>
ஏன்னா, ஆர்வம் குறைந்து போய்டக்கூடாதுல்ல. <laughs> அப்ப என்ன பண்ணுவேன்னா, இன்னொரு ஒரு ஐட்டத்துல க என்னோட பார்வையை வந்து திருப்பி என்னோட கான்சென்ட்ரேஷன்ன அந்த பக்கம் கொண்டு வந்து, எ என்னோட கவனத்தை வந்து அந்த பக்கம் கொண்டு போய்டுவேன்.
ஆமா, ஆமா. சரி, சரி. ஆ. புரியுது. ஓ! நல்ல விஷயங்க. ம்.
சமையல். அது 2வது இது பார்த்தீங்கன்னா, எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு.
ஆ. அது என்ன மாதிரி சமையல். என்ன வந்து ஒவ்வொரு ஊர் மாதிரி பண்ணுவீங்களா?
ஆ தென்னிந்திய சமையல் தாங்க. எல்லாமே ஸ் த நம்ம ஊர் சாப்பாடு தான். நிறைய நம்மளது நமக்கு வருது. ஏன்னா, சாப்பிட்டு வளர்ந்தது எல்லாம் அது தான். நார்த் இந்தியன் அந்த அளவுக்கு தெரியாது. யு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனாலும் இருந்தாலும் செஞ்சது இல்ல. நான் ப பல இதில செஞ்சது இல்ல. ஐ மீன் ரொம்ப நிறைய வ தடவ செஞ்சதில்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டு வகையறா, ஆந்திரா வகையறலாம் செய்வேன்.
ஆ. சரி. ம், ம், ம். ஓ! நல்ல விஷயங்க, இப்போ அந்த மாதிரி இப்ப எப்படி அதெல்லாம் கத்துக்கறீங்க? அதில அந்த ஆர்வத்தை வந்து நீங்க எப்படி காட்டுனீங்க, உங்க மனைவியிடமா? இல்ல அம்மாவிடமா, இல்ல சக நண்பர்களோடயா?
அதில வந்து ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்பவே காட்னேன். அம்மா, அம்மா என்னோட பெரிய பாட்டி இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்தது.
ஓ!
அவங்கக்கிட்ட இருந்து வந்தது வந்து எங்க அம்மா மூலியமாவும், எங்க அம்மாவும் நல்லா சமைப்பாங்கன்றதுனால அதில. மனைவி வந்து நல்லா சமைப்பாங்க. ஆனா அவங்கக்கிட்ட நான் க ரொம்ப இதெல்லாம் கத்துக்கல. அவங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் அவங்க ஸ்பெஷலா இருப்பாங்க இல்லையா? அவங்க வீட்டுல இருந்து வந்தது.
ஆமா.
அதெல்லாம் வேணா நான் கத்துக்குட்டேன். இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா சமைக்கறதுல ஒரு ஆர்வம். அதாவது நான் சமைச்சு ஒரு 10 பேர் சாப்புட்ணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து என்னைக்குமே உண்டு எனக்கு.
ம். ஓ! பரவாலங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்வேன். பாராட்டுகிறேன். <chuckles>
<chuckles> நன்றிங்க ரொம்ப நன்றி. அது அதுல இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அந்த சமைக்கிறது ரொம்ப ஈசிங்க. உண்மையா சொல்லனுனா ரொம்ப சுலபமான விஷயம் சமைக்கிறது. அதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல தான் வந்து பிரச்சனை வரும் எங்களுக்கு. <laughs> நாங்க நெறைய வந்து நா வே அந்த கணிப்பொறி தொழில்நுட்பத்துல இருந்ததனால நான் நெறைய வந்து வெளிநாட்டுக்குல்லாம் வந்து பயணங்கள் மேற்கொண்டிருக்கேன்.
ம். எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க டக்குனு? ஆமா. ஆமா. சரி.
அப்ப நானும் ஒரு இன்னொரு பசங்க அந்த அந்த மாரி அங்க ஒரு ஒரு கும்பல் சேரும் இல்லையா?
ஆமாமா. போற இடத்துல. ஆ.
சமைச்சு தான் சாப்பிடுவோம் நாங்க. ஏனா வேற வழி கடையாது. நமக்கு கட்டுபடி ஆவணும். காசு நம்ம கொஞ்சம் இதுக்காக தான் நம்ம போறதே நம்ம. அந்த இத வந்து மிச்சப்படுத்தணுன்னா நம்ம வந்து நாமளே வாங்கி நாமளே சமைக்கிறது வே அது தான் வந்து பொருந்தும். ஒரு சில இடங்கள்ல நம்மளால முடியாது. சில நேரங்கள்ல விடுதிகள்ல தங்க வப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து அந்த சர்வீஸ் அப்பாட்மட்டுன்னு சொல்வாங்க இல்லையா?
ஆமா. ஆமாமா.
அந்த மாரி இடங்கள் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம, நானே சமைச்சிருவேன். அது ஒரு 4 பேர் 5 பேரா போயிருந்தோம். நாங்க வந்து 2 பேரு போனோம். அது ஒரு கும்பலே சேர்ந்துருச்சு. அங்க இருக்குற தமிழ் பசங்க எல்லாமே. அந்த "Qatar" ங்கிற ஒரு இடம் ப நாட்டுக்கு போகும்போது.
சமைச்சு சமைச்சுக்கலாம். ம். ஆ. பரவால்ல. ம்.
அங்க வந்து எல்லாருமே, அல்மோஸ்ட் வந்து நானும் சமைப்பேன். எல்லோருமே சமைப்பாங்க. நான் சமைக்கிறேன்னு சொன்னாலே, "ஏய்! நான் சமைக்கிறேன். நீ பாத்திரம் தேயி" அப்பிடீன்ருவாங்க. என் தலைல அந்த பாத்திரம் தேய்க்கிறது விழுந்துரும்.
<laughs> அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே! ஆ.
எங்கிட்ட என்னன்ன, அதிலயும் பாருங்க ஆமா. அதிலயும் வந்து என்னன்னா, நம்ம அந்த பா எதை செஞ்சாலும், ஒழுங்கா செய்யணும்ன்னு செய்வேன்ல, பாத்திரம் வந்து பளபளன்னு ஆகுற வரைக்கும் தேய்ச்சுக்கிட்டிருப்பேன். அந்த மாதிரி வந்து ஓரு புத்தி.
ஐயயோ! <laughs> அப்பிடீன்னா கஷ்டமே!
வேற வழி இல்ல. <chuckles> அதுனாலயே என் தலைல கட்டிடுவாங்க.
<laughs> ஓ! சரி, சரி. பரவாயில்ல. ம்.
அப்பிடியே ஓடுச்சு, நம்ம வாழ்க்கை.
இப்பவே நீங்க வந்து, அழகா வந்து, உங்களோட இந்த ஆர்வம் எதிலெதில்லாம் ஆர்வம் இருந்துச்சு. இந்த முக்கியமா, இந்த வேலையா இருக்கட்டும். "சமையல்ன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் நான் ரொம்ப ஆர்வம் காட்டினேன்" அப்பிடீன்ற மாரி ரொம்ப அழகா வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள்ட உங்களுடன் பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. நன்றிங்க.
ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு பொறுமையா நீங்க கேட்டீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எங்க சின்ன வயசுலலாம், எங்கள வந்து சமையல் ரூம்லயே விடமாட்டாங்க.
<chuckles> அப்புறம் எப்பிடி, ஆர்வம் எப்பிடி வந்துச்சு?
அப்பிடி தான் நாங்க கத்துக்கிட்டோம். <laughs> அப்பிடிதான். அதான் அப்படிதான் கத்து அதனால தான் ஒரு வேலை ஆர்வம் வந்துச்சோ? என்னவோ தெரியல. <laughs>
ஓ! நல்ல விஷயங்க.
ரொம்ப பொறுமையா கேட்டீங்க, நீங்களும். என்னோட இம்சைகள தாங்கிட்டு நீங்க கேட்டீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்ங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பேசலாம்ன்ற ஒரு ஆவல் இருக்கிறது. மிக்க நன்றி!
மிக்க நன்றி.